ஆஹ! சரி. அ.
அ அதுக்கு மேல இருந்தா தூக்கி எரியணுமாம். அப்போ அவங்க ஸ்கேனர்ல இருக்கற 2 பேரும் இவனும், இவனோட மனைவியும் வந்து ஸ்கேனர்ல பைய அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அனுப்பிச்சதுல வந்து ஷாம்பூ பாட்டில் சிக்கியிருக்கு. <laughs> அத எடுத்து அவர் பார்த்துட்டு அங்க செ அந்த பரிசோதனை பண்றவர் பாத்துட்டு, 110 எம்.எல் இருக்கு. உங்களுக்கு வந்து 100 எம்.எல் தான் இருக்கணும். 10 எம்எல் கூடுதலா இருக்குன்னு சொல்லி சண்டை போட்டு அத தூக்கி குப்ப தொட்டியில போட்டுருக்காரு. <chuckles>
ஓ! ம்ஹ்ம். ம்ஹ்ம். அடடா! ம்ஹ்ம். ம். பரவால்ல. ஒரு ஷாம்பு தான போச்சு அப்படின்னு விட்டுருலாங்கல்ல.
இந்த இந்த ப்ராசஸ் இந்த விஷயம்லாம் நடக்கிறதுக்கு 0:15 ஆயிடுச்சு அவர் பைய நோண்டி
அடடடடா! ஆல்ரெடி வந்து 7:30க்கு உள்ள போறாங்க. போயி, அ இந்த ப்ராசஸ் ஆகுறதுக்கு 0:15 ஆயிப்போச்சு. ம்.
அதான். ஆமா. பைய கொட்டி திருப்பி அள்ளணும்னா என்ன இருக்கும்? எல்லா ப் அவ்ளோ சாமான்களையும் கொட்டி அள்ளிகிட்டு இருந்தா என்னத்துக்காகறது 2 பேரு பையும்
ஆமாமா. ம். <chuckles> அச்சோ! அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம வந்து அ ஊருக்கு தானே போறோம்னு அப்படியியே ஒரு மாதிரி அடுக்கி ஏதோ ஜிப் மட்டும் போட்டா போதுன்னு போட்டுருப்போம். ம்.
ம். சரியா சொன்னீங்க. அப்படித்தான் அப்ப போயிருக்காங்க. 2 பேருமே வந்து அப்படியியே அள்ளி உள்ள போட்டுகிட்டு தான் வந்திருக்காங்க. இந்த ஒரு ஷாம்பு இவ்வளோ பெரிய பாடுபடுத்துன்னு அவங்க கனவுல கூட நெனைக்கலையாம்?
ம். ஆஹ. ஆமா. ஏன்னா அவ அவங்க தெளிவா தான் இருந்திருக்கிறாங்க. 100 எம். எல் தான் கொண்டு போணும்னு தெரிஞ்சு தான் இருக்கு. அந்த ஒரு 10 எம். எல் தெரியாம கணக்குல வந்துருச்சு.
ம். ஆ. அது வந்து ஆஃபர்ல வந்துதான். 10 எம்எல் எக்ஸ்ட்ரா ஆஃபர். <chuckles> அது <chuckles>
ம். <laughs> அடடா. அது இப்படி ஒரு சோதனையா போகும்ன்னு நம்ம எதிர்பாத்தோமா? ம்.
ஆமா. அப்பறம் தூக்கி குப்பை தொட்டில போட்டாங்களாம். இதுக்கு அலௌடு கடையாது அப்படின்னு. சரி போனா போயி்ட்டு போதுன்னு போலான்னா, இங்க 7:50 கேட்ட பூட்டிட்டாங்க. அவ்ளோதான். விமானம் பறந்து போயிடுச்சு அவ்வளோதான். அப்புறம் ஒரு மாதிரி மனசு உடைஞ்சு போயி்ட்டு, திருப்பி அந்த அங்க இருக்கிற விமான நிலையத்தில இருக்கிறவங்கள்ட்ட கேட்டுருக்காங்க. இந்த மாரி இத விட்டுட்டோமே, இப்ப என்ன பண்றது நாங்க அப்படின்னு. அவங்க ஒண்ணும் பண்ண முடியாது! புதுசா ஒரு அடுத்து 1 விமானத்துல எடம் இருக்கு. ஆனா வந்து நீங்க முன்னாடி எடுத்த கட்டணம் மாரி 2 மடங்கு கட்டணும்.
ஆஹ சரி. ம். அடடா! ம். <laughs> ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம். ம். அச்சோ! ஆ
இது இதுக்கு சம்மதம்னா குடுங்க, பணம் குடுங்கன்னு கேட்டுருக்காங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்? கட்ட மாட்டேன்னா சொல்ல முடியும்?
ஆஹ. முடியாது. <chuckles> ஏன்னா நமக்கு இப்ப வேணுமே வேணும். ஆ.
ஆமா. ஊருக்கு போணுமேன்னு சொல்லிட்டு, சரின்னு கட்டியிருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன தப்பு எவ்ளோ தொடருதுன்னு பாருங்க. அந்த பணத்த கட்டி வ பயண சீட்டெல்லாம் வாங்குன அப்புறம், அவன் சொல்லியிருக்கான், ராத்திரி 11:00 மணிக்கு தான் அடுத்த விமானம். இங்கேயே உட்காருங்க போயின்னு. <chuckles>
ம். ம்ஹ்ம். ஆமாங்க. ம். ம். <laughs> எனக்கு சிரிப்பா வருது. ஆனா வந்துட்டு உண்மையில வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை தான்.
சரிடா ப் ம். ரொம்ப அங்க மன உளைச்சல் எவ்வளோ வந்திருக்கும்? செரி, அது பரவால்லன்னு உக்காந்துருக்காங்க அவங்களும். உக்காந்து 11:00 மணிக்கு சரி வந்துருச்சுடான்னு போனா, அந்த ஒரு விமானம் போயிட்டு, போயிட்டு வருமாம், இந்த 2 நாட்டுக்கும். அதுனால அதுல ஒரு மாரி ஒரு பேருந்தே பாத்தீங்கன்னா, அடுத்த அடுத்து மக்கள் ஏறி, ஏறி எறங்குனா, அந்த ஆவி மக்களுடைய அந்த காத்து சுத்தும் பாத்தீங்களா?
ம். கண்டிப்பா. ம்ஹ்ம். ம். ஓஹோ! ஆமாங்க. அ.

அந்த பேருந்த புடிச்சு ஒரு 7 7:15க்கெல்லாம் போய்ட்டாங்க விமான நிலையத்துக்குள்ள.
ஓஹோ! பரவாயில்லங்க. ம்.
ஆ. போயிட்டு இப்ப நான் நே நம்ம எப்பயும் எதிர்பார்க்கறேன். அந்த பிரச்சனை தான். செக்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. வெளிநாட்டுக்காரங்க வெளிநாட்டுக்கு போம்போது அந்த இது முத்திரை போடணும்ல.
ஆமாங்க. ம். ஆமாங்க. ம்.
ஆ அந்த கூட்டம் பார்த்தா ஒரு 50 பேர் வரிசையில நிக்கிறாங்களாம்.
அடடா! சரி, சரி. நான் என்ன எதிர்பாத்தன்னா, போன உடனே செக்கிங் போய்ட்டா ஒரு 0:45 மணி நேரம் இருக்குது. அபடியே ஒவ்வொண்ணா போனா வேல முடிஞ்சிரும் அப்டின்னு நான் நெனச்சேன்.
ஆ. ஆ. அங்க தாங்க சிக்கல் ஆரம்பிச்சிருக்கு அவனுக்கு. பாவம் அவன் சொல்லும்போதே வந்து ரொம்ப வருத்தமா சொன்னான். அது 7:15க்கு நாங்க உள்ள போய்ட்டோம். போயிட்டு இந்த செக்கின் 50 பேரு ஒவ்வொருத்தவங்களுமே முக்கியமா தானே நிப்பாங்க. அவங்கள்ட்ட போய் கெஞ்சி நான் முன்னாடி போறேன் நீ பின்னாடி அப்டின்னு
அடடா! ம். ம்ஹம். அப்டில்லாம் சொல்ல முடியாதுங்கள. அ.
ஆ வரிசையில இருக்கவங்களட போய் சண்டைக்கு போ முடியுமா? சரி நிப்போன்னு சொல்லி நின்றுருக்காங்க. 7:40 அந்த மாரி ஆயிருக்கு. ஆனா இதல என்ன பிரச்சனைன்னா வந்து விமான நிலையத்த பொறுத்தவரைக்கும் கேட் கு்ளோசிங்ன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது வந்து அ அந்த நேரம் எப்ப கெளம்ப போதோ, 15 நிமிடங்கள் முன்னாடிய அந்த கேட்ட பூட்டிடுவாங்க.
முடியாது. அ. அடடா! ஆ. ஓஹோ! சரி, சரி. அப்ப 8:00 மணிக்கு கிளம்புது அப்படின்னா, 7:45க்கே பூட்டிருவாங்க. ம்ஹ்ம்.
அ. ஆமா. இவன் வந்து செக்கிங்லா முடிச்சது வந்து 7:35 அந்த மாரி முடிச்சிருக்கான். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு நடுவுல. இப்பதான் இப்ப இன்னொரு புதுவிதமான சோதனை வந்திருக்குங்க. இத கேட்டு நான் ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு அவன் சொன்னப்பா. என்ன நடந்திருக்குன்னா, பையி நம்ம கொண்டு போற சாமான்கள்லாம் வந்து ஸ்கேனர் மூலமா பாப்பாங்க. என்ன கொண்டு போறோம் இந்த நாட்டுலேருந்து வேற நாட்டுக்கு.
ஓஹோ! பரவால்லையே! அ. என்னாச்சுங்க? ம். ஆமாமா. அ, அ.
அதுல ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு விதிமுறைகள் இருக்காம். என்ன விதிமுறைகள்னு பாத்தீங்கன்னா, இந்த ஷாம்பூ அந்த மாரி ஒரு லிக்ய்ட் ஐட்டம் வந்து பைக்குள்ள இருந்தா, 100 எம் எல் தான் ஒரு ஆளுக்கு வந்து கொண்டு போவ முடியுமா.
ம், ம். ம்.